இப்போ பார்த்தீங்கன்னா, பொதுவாவே நெறைய பேருக்கு வந்து இந்த புத்தகம் படிக்கிறது ஒரு ஹாபின்னே சொல்லலாம். ரொம்பவே பிடிக்கும். தேடி தேடி நெறைய வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிட்டே இருப்பாங்க. அதுவும் இந்த தமிழ் ஆசிரியர்கள்லாம் <inhales> சொல்லவே தேவையில்ல தான் நான் சொல்லுவேன். <inhales> அவங்க கதை ஓட்டமா இருக்கட்டும், அவங்களோட உச்சரிப்பா இருக்கட்டும், அவங்களோட தேடல்கள் வந்து நெறைய நாவல்கள் சார்ந்ததாகவும் இருக்கும். <breath> அதேபோல இலக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, நிறையவே இருக்கும். <inhales> அப்படி இருக்கும் போது வந்து இந்த புத்தகம் நூலகத்தில வந்து முதன் முதல்ல நீங்க போன அனுபவம், எந்த புத்தகத்த நீங்க பார்த்து வியந்து படிச்சீங்க? அத பத்தி பகிர முடியுமா?
ஆம். ஆம். சின்ன வயசுல வந்துட்டு நான் வந்து கேரளால இருந்தேன். அப்போ வந்து நூலகம்ன்னா, எனக்குத் தெர்ல. நான் பெருசா வந்துட்டு இந்த எங்க அப்பா சும்மா இந்த புக் ஸ்டோர்க்கு எல்லாம் கூட்டிட்டு போவாரு. அங்கே நலந்தான்னு சொல்லி ஒரு புக் ஸ்டோர் இருந்தது, <laughs> நாங்க இருந்த இடத்தில. <inhales> அது எப்படின்னா அந்த புக் நலந் நலந்தா நலந்தா.
பெரே நலம் தானா? நல நலம் தான். ஒகே, ஒகே. சரிங்க, சரிங்க.
நலந்தா யுனிவர்சிட்டி அந்த ரெஃபரன்ஸ் போல. நலந்தான்னு வச்சிருந்தாங்க. ஆமா. அவங்க எவ்வளோ கிரியேட்டிவ்வா யோசிச்சு பேர் வச்சிருக்கிறாங்க. இந்தியாவோட பர்ஸ்ட் யுனிவர்சிட்டி. நலந்தா. அதனால அவங்க நலந்தான்னு வச்சிருக்கங்க போல. நலந்தா வந்துட்டு அந்த காலத்தில <inhales> அதாவது எனக்கு தெரிஞ்சு பிரிட்டிஷ் இன்வேஷன்க்கு முன்னாடி இருந்ததுன்னு நினைக்கிறேன். ரொம்ப முன்னாடி இருந்த ஒரு யுனிவர்சிட்டி எல்லாரும் வந்து மொழிகள் கலைகள்லாம் வந்து இந்தியாவில இருந்து அந்த நூலகத்தில கத்துக்கொடுத்தாங்களாம்.
ஆமா. நீங்க சொல்லும்போதே ஓ! புரியுது. அற்புதங்க, அற்புதங்க. அப்படி இருக்க பட்சத்தில உங்களுக்கு அந்த புத்தகம் மேல எப்படி வந்து ஆர்வம் தோன்றியது. நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க எந்த புத்தகம் வந்து தேடி படிச்சீங்க முதல்ல?
நான் மொதல்ல வந்துட்டு போய் தேடி படிக்கல. <inhales> அங்க அந்த புக் ஸ்டோர் போனப்போ வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா, <inhales> அ கீழ வந்து, அந்த புக் ஸ்டோர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நான் இங்க கரூர்லலாம் அந்தமாரி புக் ஸ்டோர் பார்த்ததே இல்ல. இப்ப நம்ம ஊர்ல ஸ்டேஷனரி ஷாப்ன்னு ஒண்ணு இருக்கும். <inhales> போய் நம்ம ஸ்டேஷனரி வாங்கிக்கிட்டு வந்துருவோம். அப்புறம் இந்த கைடுலாம் வாங்குறதுக்குன்னு ஒரு கட இருக்கும். போய் வந்து இந்த கைடு குடுங்கன்னு கேட்டா, அத எடுத்துக் குடுப்பாங்க வாங்கிட்டு வந்துருவோம். இல்ல இந்த புக் வேணுனா, வச்சிருந்தாங்கன்னா தருவாங்க. வாங்கிட்டு வந்துருவோம். <inhales> அங்க எப்படி இருந்துச்சுன்னா, கீழ வந்து ஃபுல்லா ஸ்டேஷனரி வச்சிருந்தாங்க. அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி மேல 1 புளோர் போனோன்னா, <inhales> நெறைய ஷோகேஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. நெறைய சின்ன, சின்ன புக்கா அப்டியே ஒரு நம்ம ஒரு எக்ஸிபிஷன்லலாம் ஷோகேஸ் பண்ணுவாங்கல்ல. அந்தமாரி ஷோகேஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. <inhales> அப்போ நான் சின்ன பிள்ளையில என்ன தூக்கிட்டு வந்தேன். The Twelve Leaders Of India அவுங்களோட ஸ்டோரிமாரி <chuckles> ஒன்னு சின்ன சின்னதா. <inhales> அப்புறம் Tagoreரோட போய ஃபோயம்ஸ் அது ஒரு புக் எடுத்துட்டு வந்தேன். <inhales> அப்புறம் அப்பல்லாம் வந்து எனக்கு நெறைய பேச்சுப் போட்டிக்குலாம் நான் வந்து போயிட்டு இருந்தேன். <inhales> அப்போ நான் வந்து ஒரு மலையாளம் பேச்சு போட்டி, ஒரு புக்கு. எனக்கு இன்னும் அந்த புக் ஞாபகம் இருக்கு. நான் இன்னும் வச்சிருக்கேன்னு நெனைக்கிறேன். தேடி பார்த்து தான் தெரியும். <inhales> அது ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ஆன ஒரு புக்கு. அந்த புக்ல வந்து நெறைய டாபிக்ஸ் இருக்கும். அந்த டாபிக்க பத்தி ஒரு ஸ்பீச் இருக்கும். நம்ம வந்து அத படிச்சிட்டு போய் நம்ம இந்த <chuckles> பேச்சுப் போட்டிலலாம் வந்து பேசலாம். <inhales> அந்த புக் தான் எனக்கு தெரிஞ்சு நான் 1 அவ்ளோ ஆர்வத்தோட முழுசா படிச்ச ஒரு புக்கு.
ஆமா. அந்த புத்தகத்தோட தலைப்ப தெரிஞ்சுக்கலாமா? அதாவது அந்த புத்தகம் நேம்.
எனக்கு அந்த டைட்டில் தெரியல. ஆனா அதுல மொத்தம் ஒரு 25 டாபிக். அந்த டாபிக்க பத்தி ஸ்பீச். அதுல எ என்னோட டாபிக் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டாபிக். மலையாளத்ல அந்த டாபிக் பேரு வந்துட்டு, வாக்கும் நாக்கும். அதாவது வாக்கு 2 நம்ம தமிழ் வார்த்தை தான். வாக்குன்னா வேர்ட்ஸ், நாக்குன்னா நாக்கு நம்ம டங்க்கு. அதுல எப்டின்னா, நம்மளோட மனுஷனோட டங்க் வந்துட்டு, எந்த அளவுக்கு ஷார்ப்பானது. அதுல எனக்கு என்ன அந்த ஸ்பீச்சே ஞாபகம் இருக்கு. அதுல இப்டில்லாம் வரும். 6 அடி நீளமுள்ள ஒரு மனுசன வந்து 2 அடி நீளமுள்ள சீ 2 இஞ்ச் நீளமுள்ள அந்த நாக்கு வந்து இது பண்ணிரும். சாப்ட்ரும். <tsk> அந்த மாரில்லாம் வந்து வரும். எனக்கு பக்கத்து வீட்ல ஒரு ஆண்டி இருந்தாங்க. அவங்க மலையாளி. அவங்க தான் வந்துட்டு, அந்த புக்க படிச்சு படிச்சு எனக்கு ஸ்பீச் சொல்லிக் குடுத்தாங்க. எனக்கு இன்னும் அந்த இண்ட்ரோ ஞாபகம் இருக்கு. அந்த ஸ்கிரிப்ட்லாம் ஞாபகம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் அவ்வளவு இன்வால்வ்மென்ட்டோட நான் படிச்சு, படிச்சே ஆகனும்ன்னு படிச்ச ஒரு 1 புக்குன்னா அது வந்து அதான்.
ஆமா. அற்புதங்க, அற்புதங்க! ஏன்னா வந்து நீங்க சொன்னீங்கல்ல, அந்த ஒ 6 அடி மனிதனுக்கு 2 அடி நாக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுவுன்ட்டு. ஆனா, உண்மைதான். அந்த நாக்குனால எவ்ளோ பா பிரச்சனையும் இருக்கு, நன்மையும் இருக்கு. அதுல வந்து அற்புதமா சொன்னீங்க. வேற என்ன புத்தகம் வந்து நீங்க படிக்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப ஆர்வத்த தூண்டியது.
ஓ! நா அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எங்க ஸ்கூல்ல வந்து லைப்ரரின்னு ஒண்ணு இருக்கறதே வந்துட்டு நான் ஒரு 4வது படிக்கிறப்ப தான் வந்து கண்டுபிடிச்சேன். அ அந்த 4வது படிக்கிற பிள்ளைங்களல்லாம் வந்துட்டு 1 புளோர்லருந்து 2ன்ட் புளோர்க்கு மாத்துவாங்க. அப்படி 2ன்ட் ஃபுளோருக்கு மாத்துனப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த புளோர்லயே வந்து ஒரு பெரிய ஹால் இருக்கு. அ நல்லா நீளமான ஒரு ஹால். ஒரு 4 கிளாஸ் ரூம் சேந்த மாரி ஒரு ஹால் இருக்கு. அந்த ஹால் இல்லாம தனியா ஒரு ரூமு, ஷெல்ஃபு அப்டில்லாம் இருக்கு. அப்டிங்கிறப்போ "என்னது?" அப்டின்னு சொல்லி கேட்டா? "இதான் வந்து லைப்ரரி" அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. ஓ! அப்படியா இது வந்து லைப்ரரி போலன்னு எனக்கு வந்து இப்போ பிரேக் டைம் ஆனாலே வந்துட்டு கொஞ்சம் சீன் போட்டுகிட்டு போயி அந்த லைப்ரரி சேர்ல போய் உக்காந்துக்க வேண்டியது. அதுல வந்து ஒரு சேரோட ஒரு பெஞ்ச் இருக்குற மாரி சேர் இருக்கும். அந்த சேர்க்கு முன்னாடியே வந்து அந்த அஹ் அந்த மாரி சேர் போட்ருந்தாங்க லைப்ரரி.
<laughs> ஆமா. ஆ. பெஞ்ச் வந்து இருக்கும். நம்பள்க் ஒரே ஒரு ஆளு வந்து உக்காஞ்சி படிக்கிற போலவே இருக்கும் ஆ சொல்லுங்க.
ஆம். அப்பிடி இருக்கிறப்ப அங்க போய் வந்துட்டு உட்கார்ந்துக்கிட்டா, நம்ம உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கலாம். அங்க வந்து இந்த நிறையா இந்த கத புக்லாம் இருக்குல்ல. இப்ப நமக்கு இங்கு விகடன்லாம் இருக்கிறமாரி ட்விங்கிள்ஸ்ன்னு ஒண்ணு இருந்ததுன்னு நினைக்கிறேன். நிறைய சின்ன, சின்ன ஸ்டோரி புக்ஸ். இந்த குட்டி, குட்டி காமிக் புக்ஸ் அந்தமாரி எல்லாம் வந்து சும்மா வச்சிருப்பாங்க. இந்த மாசம், மாசம் வருதுல்ல. ஆம், சப்ஸ்கிரிப்ஷன் ஃபேசிஸ்ல. அந்தமாரி வர்ற கத புக்லாம் வந்துட்டு இருந்தது. அதெல்லாம் எடுத்துட்டு அந்த இன்டர்வல்ல ஒரு 10 நிமிஷம். போய் சும்மா போய், போய் வந்து படிச்சிட்டு, வர்றது அப்படியெல்லாம் வந்து நான் வந்து சுத்திட்டு இருந்தேன். அது ரொம்ப ஜாலியா இருக்கும். என் ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டுப் போயி அதில இருக்க அந்த கத புக்க திறந்து எடுத்து, அதுதான் என்னுடைய லைப்ரரில இருக்க 1 எக்ஸ்பீரியன்ஸ். இன்னக்கும் நினச்சாலும் அந்த, அந்த லைப்ரரியே சூப்பரா இருக்கும். நல்ல பெரிய, பெரிய விண்டோஸ் வச்சுட்டு, அவுங்க கொஞ்சம் நல்லா வந்துட்டு செட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதுக்கப்புறம் தான் 1டா நான் படிச்ச ஃப்ராப்பரான ஒரு ஸ்டோரி புக்னா வந்துட்டு இந்த சுட்டி டிவில ஆல் இன் ஆல் அழகு ராஜான்னு சொல்லி ஒரு இது வரும் பார்த்திருக்கீங்களா? எலி வந்து டிடெக்டிவா இருக்கும்.
ஆமா, ஆமா. <laughs> ஆமா. ஆல் இன் ஆல் அழகு. ஆமா. அது வந்து 2 இது இப்போ இருப்பாங்களே, ஒரு குண்டான எலி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு பெரிய அத போவாங்க, போயிட்டு அந்த அந்த கார்ட்டூன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும்.
ஆ. <breath> ஆ. அழகு ராஜா இருப்பாரு <inhales> அப்புறம் அவரோட நெப்யூ ஒரு சின்ன பையன் இருப்பான். <exhales>
ஆமா. அவன் துரு துருதுருன்ட்டு ஓடிட்டே இருப்பான். "அங்கிள், அங்கிள்!" அப்படின்ட்டு.
<giggles> ஆ. நான் வந்து ரொம்ப சுட்டி டிவி பார்ப்பேன். அப்போ வந்து, அ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆல் இன் ஆல் அழகுராஜா. எனக்கு ரொம்ப பிடிச்ச சுட்டி டிவியில எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஜாக்கி சான் ரொம்ப பிடிக்கும். அல்மோஸ்ட் இது 2திலியும் நான் எல்லா எபிசோடுமே வந்துட்டு நான் பாத்துட்டேன். அப்படி பாக்கறப்ப தான் வந்து அழகுராஜா, அ எப்படியோ சும்மா அந்த லைப்ரரில சுத்திப் பாக்கிறப்போ வந்துட்டு, அது நிஜமாலுமே ஒரு காமிக்குங்க. அதில அந்த கேரக்டர் பெயர் வந்துட்டு ஜெரோனிமோ ஸ்டில்டன்னு வரும். ஒரு புக் சீரியஸ்சா இருந்துச்சு. ஒரு 4 -5 புக்கு ஒரு ஒரு- ஒரு- ஒரு பேஜ்.
ஆமா. ஓ! அந்த புத்தகத்தோட மையமா வச்சு, அத கார்ட்டூன்ட்டு ஒரு விஷயம் வந்து இது பண்ணியிருக்கறாங்க. அற்புதமாங்க, அற்புதம்! ஆ.
ஆம். ஆமா. <chuckles> எப்படி வந்து இந்த இந்த மார்வெல் காமிக்க வச்சு இந்த ஸ்பைடர் மேன், சூப்பர்மேன்க்குல்லாம் <chuckles> லைஃப் கொடுத்தாங்களோ, அந்த மாதிரி அது ஒரு புக்கு. அது வந்துட்டு, அவரு அந்த ஒரு லிட்டர்லி வந்துட்டு அது ஒரு புக்கு, அந்த கிளாஸ் போட்டுக்கிட்டு எல்லாமே வந்துட்டு ஜெரோனிமோ தான். அந்த புக்கு. ஐ! இது ஆல் இன் ஆல் அழகுராஜா அப்படின்னு. சொல்லி ரொம்ப ஒரு என்தூசியாசத்தோட மேம் கிட்ட போய் கேட்டேன். "எனக்கு அதை படிக்கணும்" அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவங்க யூசுவல்லா குடுக்க மாட்டாங்க 5க்கு கீழ. அவங்க என்னடா இது ஒரு குழந்தை வந்து கேக்குதுன்னு சொல்லி குடுத்துட்டாங்க. ஆ நான் வீட்டுக்கு எல்லாம் எடுத்துட்டு வந்து, முழு நேரமும் கட்டி புரண்டு, அது கூடயே வந்து நான் தூங்கி எழுந்திரிச்சு எல்லாம் வந்து போனேன்.
ஆமா, ஆமா. <laughs> நிச்சயமா. ஏன்னா வந்து குழந்தைகளுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்ட்றா போல, இந்த ஜப்பான்ல வந்து பார்த்தீங்கன்னா காமிக்னு ஒரு விஷயம் வந்து, அந்த எல்லா வயதுக்கு வந்து சின்னவங்களா இருந்துலருந்து பெரியவங்களா வரைக்கு, அந்த அனிமேஷன் வச்சு வந்து பார்த்தீங்கனா அத மையமா ஆக்கி நெறைய விஷயம் வந்து காமிக் புக் புக் இது பண்ணுவாங்க. அதப்போல பார்த்தீங்கன்னா, <inhales> அதில ஒரு நன்மை என்னன்னா, எல்லாரும் வந்து படிப்பாங்க. அந்த படிப்பு திறனா இருக்கட்டும், அந்த எழுத்து திறனாக இருக்கட்டும், இயல்பாகவே பாத் பார்த்தீங்கன்னா அந்த மனித மக்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிச்சு.எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாவல்கள் குழந்தைக்கு ரொம்பவே பிடிச்சா போல, வந்து பார்த்தீங்கன்னா இந்த அ <inhales> படமெல்லாம் போட்டு, இன்னு கொஞ்சம் இந்த காமிக்கலா வருதுல்ல, ஜப்பான்ல இருக்கா போல நம்ம இதுலேயும் வந்துருந்தா <inhales> நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் ஆர்வமா அந்த படிக்கிற திறன் வந்து அ <smacks lips> இதுக்கு மட்டும் இல்லாம ப உண்மையா அந்த ஸ்டடீஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நெறைய விஷயத்தில வந்து போகஸ் பண்ணுவாங்க. <breath> அப்பலா நானும் யோசி யோசிச்சிருக்கேன். வேறு என்ன இப்போ புத்தகங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமும் <breath> ஆ ஒரு அழகான ஒரு நினைவும் உங்களுக்கு ஊட்டி ஊட்டி குடுத்தது?
ஆமா. எனக்கா? நெறைய கார்ட்டூன் வந்து புக் தான். இந்த barbie அண்ட் த்ரீ மஸ்கிட்டோஸ் பிரின்சஸ் ஸ்கூல் அது எல்லாமே வந்து புக்கா வச்சிருந்தாங்க லைப்ரரில ஒரே ஜாலி <inhales> தான்.
ஆமா, ஹாரி பாட்டர் கூட, அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த <breath> வேம்பியர்ஸ் டைரீஸ் அதெல்லாம் கூட நா புக் ஆவே பாத்துருக்கேன், எங்களோட கல்லூரி இதுவுல.
ஆமா. எல்லாமே புக்கு தான் போல, எனக்கு அப்பதான். நம்ம ஏதோ சீரிஸ்ன்னு நெனச்சுட்டு இருக்க, கடைசில அது எல்லாமே வந்து ஒரு புக்குன்னு நெனைக்கிறப்ப தான் வந்துட்டு <inhales> எனக்கு ரொம்ப ச அப்பல்லாம் ஒரே சீன் தான். அப்பிடியே 4த்ல வந்துட்டு <inhales> இத எடுத்துட்டு போய் கிளாஸ்ல எல்லாத்துக்கிட்டயும் காட்றது <inhales> அவுங்களுக்கு வந்து சுட்டி டிவி, கொச்சி டிவின்டுருந்தது. அதுலயும் இந்த கார்ட்டூன் வரும் போல வேற பேர்ல <inhales> அப்ப அவுங்களும் வந்துட்டு ஷாக்கா பார்த்தாங்க. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியுதுன்னு <inhales> அப்புறம் வார, வாரம் வந்துட்டு எல்லாரும் ஒரு புக் எடுக்கிறப்போ நான் ஒரு பார்பி புக்க தூக்கிட்டு வருவேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஜாலியா வந்துட்டு என்னுடைய ஸ்கூல் நாட்கள் வந்துட்டு போயிருச்சு <inhales> அப்புறம் இங்கே கரூர் வந்ததுக்கு அப்புறம் சின்ன லைப்ரரி தான். ஒரு சின்ன ஒரு கிளாஸ் ரூம் சைஸ்க்கு தான் அந்த லைப்ரரி. ஆனா அங்கயும் வந்துட்டு இந்த மாதிரி புக் எல்லாம் வந்து வச்சிருந்தாங்க <inhales> அங்க தான் வந்துட்டு நான் 1டு டைம் தமிழ் நாவல்கள்லாம் வந்துட்டு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சேன். "பொன்னியின் செல்வன்" எடுத்தேன் <inhales> சிவகாமியின் சபதம். அந்த மாதிரி தமிழ் நாவல்கள் எல்லாம் வந்துட்டு நான் படிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் 9 10 பிளஸ் 1 பிளஸ் 2 <chuckles> போயிருச்சு. அப்பிடியே அது ஒரு ஜெட் ஸ்பீட்ல வந்து போயிருச்சு <inhales> காலேஜ்க்கு போய் அந்த லைப்ரரிக்குள்ள போனா <inhales> இத எங்கேயோ நம்ம பார்த்திருக்கறோமேங்கிற மாரி ஒரு ஃபீல். அவ்வளவு பெரிய லைப்ரரி <inhales> ஆ, லைப்ரரியே பெருசு. ஒரு தனி பில்டிங் எங்க காலேஜ் லைப்ரரி <inhales> திருப்பியும் 2 ஸ்டெப்ஸ் இப்பிடி மேலே ரவுண்ட்டா போகுது அப்பிடின்னு சொல்லி பார்த்தா, அது வந்து "நண்பன்" படத்தில ஒரு லைப்ரரி வருன்ல. அந்த லைப்ரரி.
அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆமா, நிச்சயமா. நண்பன் படத்துல, ஆமா. எதோ!
அவரு கூட வந்து வைரஸ் லேப்டாப்ல கரெக்ஷன் எல்லாம் பண்ணுவாரே! <laughs> ஸ்பீச்ச மாத்தி வப்பாருல.
ஆமா ஆமா ஆமா. அந்த கல்லூரிலயா படிச்சீங்க?
இல்ல. அந்த அந்த லைப்ரரி சீக்கொன்ஸ் மட்டும் எங்க காலேஜ்ல வந்து எடுத்திருப்பாங்க போல. எல்லாம் செட் பண்ணி.
ஓ! ஓகேங்க. புரியுது புரியுது. அப்டி இருக்கும்பொழுது தான் அந்த லைப் அ நூலகத்த பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் மீண்டும் வந்து அந்த படிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து புத்துணர்ச்சி தந்து மீண்டும் நீங்க தேட ஆரம்பிச்சீங்களா? புத்தகத்த.
நல் ஆ காலேஜ்ல போனதுக்கு அப்புறம் நெறையா வந்து தேடு. அப்புறம் காலேஜ்ல என்ன ஆயிருச்சுன்னா வந்துட்டு எக்ஸாம் பாஸ் பண்ணும். வேலைக்கு போணும் அந்தமாரி <inhales> சில பல பொறுப்புகள் வந்ததுனால எல்லாமே ஸ்டடீஸ் ரிலேட்டடா போயிருச்சு. <inhales> நான் தான் எனக்கு தெரிஞ்சு எங்க காலேஜ் லைப்ரரிய அவ்ள எஃபிஷியன்ட்டா போட்டுரு யூஸ் பண்ணேன்னு நெனைக்கிறேன் அது ஒரு பழைய காலேஜ். எங்க காலேஜ் கட்டியே வந்துட்டு 30 40 வருஷம் கிட்ட இருக்கும். <inhales> அவுங்கக்கிட்ட அப்ப இருந்த டேட்டா வந்து புராஜெக்ட் எல்லாரும் பண்ணது எல்லாம் வரைக்கும் எல்லாமே அவுங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. <inhales> நான் அங்க லைப்ரரிக்கு <chuckles> போயிட்டு நெறைய புக் என்னால தான் வந்து அவுங்க பைண்டிங்கே போட்டாங்க லைப்ரரில
<breath>
நான் புக் எடுக்கிறப்போ, பிஞ்சு இருந்ததுன்னா, நான் கொண்டு போய் குடுப்பேன். <tsk> ஒருத்தர் உட்கார்ந்து அந்த டைம் ஆன் தே ஸ்பாட்டே உட்கார்ந்து பைண்டிங் போட்டு தருவாரு. அப்புறம் நான் வாங்கிட்டு வருவேன். அந்த மாதிரியே வந்துட்டு போய்க்கிட்டு இருந்தது. <inhales> அதுவும் இல்லாம இந்த எக்ஸாம் டைம் போய் கரெக்ட்டா புக் எடுத்துட்டு வந்துருவேன். <inhales> ஆ அப்புறம் 2 மாசம் எக்ஸாம் முடியிற வரைக்கும் வச்சிருந்து, அப்புறம் குடுத்துருவேன். ஏன்னா எங்களுக்கு எக்ஸாம் டைம் அப்போ ஃபைன் கிடையாது. அப்டியே ஃபைன் போட்டாலும் ஒரு நாளைக்கு வந்துட்டு 50 பைசா தான் ஃபைன். <inhales> அப்டி அந்த 50 பைசா ஃபைன் இருக்கப்பயே நான் வந்து 100 ரூவா 125 ரூவானு ஃபைன் கட்ட அவ்ளோ நாளைக்கு.அத நான் கையில வச்சு.
அற்புதங்க, அற்புதம். <smacks lips> அப்பா! எங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 25 ரூபா ஃபைனுங்க <chuckles> அப்டி இருக்க பாக்கத்துல எங்களுக்கெல்லாம் எகுரும் <chuckles> மா மானாவாரியா எகுரும். ஏ ஏன்னா எங்களோட லைப்ரரியும் பார்த்தீங்கன்னா நிச்சயமா அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த நாங்கலாம் வந்து கல்லூரி சார்ந்த ஒரு புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கவே மாட்டோம். எது இருந்தாலும் லைப்ரரில இருந்து எடுத்துக்கலாம். அதுவும் தியரின்னா நம்ம Net லயே வந்து சர்ச் பண்ணி படிச்சுக்கலாம். <inhales> ஆனா, இந்த சம் தான் அதிகமா போட்றா போல இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, அது மட்டும் வந்து லைப்ரரிலருந்து எடுக்கிறாப் போல இருக்கு. <inhales> ஆனா, எனக்கு எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லைப்ரரில வந்து என்னென்ன <exhales> புத்தகம் இந்த மெட்டபாலிசம்ன்ட்டு ஒரு இருக்கு. Kafka எழுதியிருப்பாரு. அந்த அந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சு, Dark Night அது போல விஷயங்கள்லாம் நான் தேடி தேடி வந்து பார்த்தீங்கன்னா, <inhales> ஏன்னா அது ஒரு கற்பனைக்கு அபார்பட்ட ஒரு மனிதனோட இயல்பான வாழ்க்கை பாதிக்கப்படுற மாரி நெறைய விஷயங்கள் எழுதியிருக்கும் பொழுது, <inhales> என்னடா! இது இவ்ளோ ஆத்தர்லாம் வந்து இந்த அளவுக்கு உன்னிப்பா வந்து ஒரு மனிதனோட ஏன்னா அந்த இடத்துல போகும்போது நம்மளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டார்க் இதுவும் ஒரு விஷயம் நம்மளுக்கு <inhales> மண்டைக்குள்ள இதுவா ஆரம்பிச்சுரும். அது போல நெறைய விஷயங்கள் நான் தேட படிக்க ஆரம்பிச்சேன். <chuckles> இந்த பேய் கதைகள்லாம் படிக்க படிக்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உண்மையான சம்பவங்கள்லாம் நிகழ்ந்த ஒரு பேய் கதைலாம் போ புத்தகம் போட்ருப்பாங்க. அது கொலை தொடர்பான ஒரு கிரைம் நாவல் அதெல்லாம் படிக்கும்போது ரொம்பவே ஆர்வம்க்குரிய ஒரு விஷயமா இருந்தது. எனக்கும் இந்த லைப்ரரி பார்த்தீங்கன்னா <inhales> முதன் முதல்ல படிச்ச ஞாபகம்லாம் நெறையவே வருது. <inhales> உங்க கூட பேசுனதுல உங்க புத்தகத்தோட தேடலும் சரி, புது முதல் முறையா நீங்க பார்த்த அந்த மலையாள புக்காக இருக்கட்டும், <inhales> அந்த விஷயங்கள்லாம் அந்த அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே இந்தியாலே முதல் அந்த இதுவா? நீங்க ஒரு யூனிவர்சிட்டி சொன்னீங்க முது ஆ.
அப்டியாது. அதுக்கு நீங்க புக்கே வாங்கிர்லாம். ஆ ஆமா. சூப்பருங்க ஆமா. ஆ, ஆமா. ஆமா. முதல் University. உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் அவ்ளோ லாங்குவேஜ்ஸ் சொல்லித்தந்த University வந்து Nalanda University.
Naladhan. அது ஒரு புதுசா ஒரு ஜீகே ஒரு இது வந்து உங்ககிட்டருந்து நான் கத்துகிட்டு இருக்கேன் இப்ப. கத்துக்கின ஒரு அப்டேட்டா இருக்கும். <inhales> உங்க கூட பேசுனதுல உங்களோட பதிவு கேட்டதில சந்தோஷங்க. மீண்டும் சந்திக்கலாம்.
மீண்டும் சந்திக்கலாம். நன்றி